கண்டிப்பாங்க. அ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அ நானும் என் கணவரும் வந்து முதல்ல காலை அவரு வந்த உடனே அவரு அ ஒரு 11:00 மணிக்கு வருவாருங்க. வந்த உடனே வந்து நாங்க ஒரு அ சாய் கடைக்கு போவோங்க. போய் அங்க உட்காந்து அ தேநீர் வந்து குடிப்போம். நான் வந்து இந்த அ மசாலா சாய் குடிப்பேங்க. அவரும் வந்து இந்த அ மசாலா சாயும் கூட குடிப்பாரு. அப்படி இல்லைன்னா வந்து இந்த அ 'கார்லிக் ப்ரெட்' அப்படின்னு ஒன்னு இருக்குங்க. அதை வந்து சாப்பிடுவாரு. 2 பேரும் காலையில முதல்ல அதை சாப்பிட்டு. அ கொஞ்ச நேரம் பேசிட்டு அ நிறைய விஷயங்கள் அப்ப நமக்கு ரொம்ப அ எக்ஸைட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா! அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்தோனே பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம். அது பக்கத்துலயே வந்து நாங்க ஒரு கேம் விளையாடுற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அதாவது PlayStationலாம் விளையாடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க போயிடுவோங்க.
சரிங்க. ஓ! சரிங்க. சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ம்.
அங்க போய் அ ரொம்ப ஜாலியா வந்து இந்த அ PS5ன்னு சொல்வாங்க இல்லையா, அதுல வந்து நாங்க உட்கார்ந்து கேம் விளையாடுவோம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்.
ஆமாங்க. ஓ! சூப்பரா இருக்குங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் விளையாடறக்கு.
ஆமாங்க. அப்போ அது அவருக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த என்னென்னலாம் வந்து நாங்க பொழுதுபோக்குக்கு என்னென்னலாம் அன்னைக்கு பண்ணலாம். அவர் வந்தப்போ அப்படின்னு சொல்லி, முன்னாடியே வந்து நாங்க முடிவு பண்ணிருவோம். இந்த மாதிரி கேம் விளையாடலாம். அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா கேம் விளையாடிவிட்டு நாங்க ஒரு அ 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து படத்துக்கு போயிருவோங்க.
ஓ! சூப்பர். அ. சரிங்க. ஓ! ஓகேங்க.
படத்துக்கு போயிட்டு அ நல்லா இருக்கும். அன்னைக்கு என்ன ஒரு படம் வருதோ, அவர் வரப்ப வந்து என்ன படம் வருதோ வந்து நாங்க படம் பார்ப்போம்.
ஓ! சூப்பருங்க. அ,
ஆ, நிச்சயமாங்க. அந்த படம்லாம் அந்த நினைவுக்கு வருது எனக்கு. ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அ படம்லாம் பார்த்துட்டு, அ நாங்க வந்து சாப்பிட போயிடுவோம்.
ஆ, அதான் இப்போ இது இது இதுதான், இதுக்கு தான பாதி பேர் மீட்டே பண்ணுறது. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு.
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க.